ஆமாங்க அதேதான் நடந்தது இவுங்களுக்கும். அப்டி பா அ. அப்டி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, அ அப்படி அப்படியோ ஓட்டிட்டு வந்தாங்க, உடனே கொரோனா காலம் வந்து, அ கொஞ்சம் ஒரு, அ, ந நார்மல் நெலையில வந்த மாரி இருந்தது. அப்ப வந்து ம்.
ஆமா. ஓ! சரி, சரி, சரி. அ. அ. ஓ! ஆமாமா. இந்த 2ம் ஊரடங்கு சமயம். கரெக்டா?
லாக்டவுன் அ சரியா சொன்னீங்க. அதே தான். இப்போ போய் பார்த்துட்டுருக்கப்ப இவங்க வந்து எப்படியோ பார்த்துருக்காங்க மருத்துவமனைய, அ, அவங்க மருந்து இதெல்லாம் எடுத்துக்குடுத்துத்துட்டு ஒரு நாள் வந்து அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து பெருசாயிடுச்சு. அப்படின்னுட்டு. அப்ப பார்த்திங்கன்னா வந்து, அதுவுமே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஏழ்மைன்ற ஒரு காரணத்தால அதுவும் கொஞ்சம் தள்ளி போச்சு. அந்த ஆப்ரேஷனுக்காக
அ. சரி, சரி. அ. ம். ஓ! சரி, சரி. அ. ஓ! ஓ! சரி, சரி, சரி. ஓ! ச அந்த ஏழ்மை நிலைன்றது ஒரு மருத்துவத்த எந்த அளவு பாதிக்குது பார்த்தீங்களாங்க?